ஆமா. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, மொதல்ல அந்த மாதிரி நிப்பாட்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பனிலருந்து எட எடையில எடப்பட்டு எடபட்டு போறது. அப்போ அவங்களுக்கு முக்கியமா தர வேண்டியது வந்து, மாத்திர அப்புறம் வந்து வெந்நீர் கேட்பாங்க. அது வைத்து, வச்சு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு, பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃப்ளாஸ்கில வெச்சு குடுத்துட்டேன். "நீங்க இதுலருந்து எடுத்து ஊத்தி குடிச்சுக்கோங்க அப்பப்போ" அப்படீன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மாத்திரைக்கில்லாம் வந்துட்டு, இப்போ ஒரு டப்பாக்கள் வந்திருக்கு பாருங்க. சின்ன, சின்னதா காலையில வேளையில "இந்த இந்த இந்த டப்பாக்குள்ள இருக்கிற மாத்திரைய எடுத்து போட்டுக்கோங்க" அப்படீங்கிற மாதிரி, அந்த ஒரு கிட் மாரி இருந்தது. அந்த டப்பா வாங்கி குடுத்துட்டேன். ஆ காலையிலயே பிரிச்சு போட்டுட்டு வந்துருவேன். அதிலயே மாத்திரைய மூ 3 வேளைக்குமே, அதில பிரிச்சு போட்டுருவேன். "அத்தன மணிக்கு நீங்க எடுத்து போட்டுக்கோங்க" அப்படீன்ட்டு. அந்த மாரி அத கொஞ்சம் சரி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு, அவங்களுக்கு ஏதுவான உணவுகளும் வந்து செய்ற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் வந்து, அவங்களுக்கு ஒடம்பு சரியில்லாம இருக்கும். அப்பல்லாம் வந்துட்டு, அதுவும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எனக்கு வேலையும் அது அவுங்களயும் கவனிச்சுக்கிறது.
ம். ம். ம். ஆமா. ஆ. ஓ! சரிங்க. ம். ம். ம். ஆமா. ஆமா. இதையும் சேர்த்து, அதையும் சேர்த்து உண்மையாவே நீங்க சொல்றது பார்த்தா கடினமா நான் நானும் வந்து, நீங்க நீங்க சொல்வது போல, இதே மாதிரி வந்து, நானும் வேலை பார்த்தேன் வீட்டிலிருந்து. ஒரு 9 மணியிலருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி பொழுதுமா, இதே மாதிரி தான். நீங்க சொல்வது போல வீடு வேல அப்படியே கெடக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அப்புறம் எப்படிதான்? நீங்க வந்து, அத அதுவும் நீங்க வீட்ல பெரியவங்க அவங்களையும் வேற சமாளிச்சு, எப்படி நீங்க அத தொடர்ந்தீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே.
ஆமா. ஆனா, ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அந் அந்த நிலை வரும்போது என்ன ஆகும்? அப்படின்னா, நான் இரவுல வந்து வேலை செய்யுற மாரி வரும். அப்போ கேட்டு வாங்கினேன். இரவு நேர வேலை கேட்டு வாங்கினேன். "கொஞ்ச நாள், ஆ அத பண்ணி பார்ப்போம்" இரவு நேரம் பண்ணிட்டோனா, பகல்ல வந்துட்டு அ அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே நமக்கு பிரச்சன இல்ல. நம்ம தூங்கலாம் "அப்படிங்கிற <snorts> மாதிரிலாம்" ஒரு, ஒரு கட்டத்தில அப்படி முடிவெடுத்து. இரவு நேரம் கேட்டு வாங்கி ஆ அப்ப என்ன பிரச்சன வந்துச்சுன்னா எனக்கு, எனக்கு வந்து இந்த ரூம் வந்து பிரச்சனையா வந்துச்சு. <chuckles> ஏனா, என்னோட அறையில தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்கு. அப்போ என் கணவர் குழந்தைங்கலாம் வந்துட்டு ஹால்ல போய் படுக்கிற நிலமை. அப்ப நம்ம இந்த ரூம்ல அது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆ அப்போ கொசு கடிக்கும் ஹால்லாம், அப்போ அத சமாளிக்கிறது அப்புறம் மறுபடியும் இதுக்காகவே, மறுபடியும் "ஐயயோ! நைட்டு வேலைனா இந்த பிரச்சன வருதே!" அப்படின்ட்டு, மறுபடியும் பகல் வேலை கேட்டு வாங்கினே. ஒரு, 1 மாசம் விட்டு, 1 மாசம் இப்படி 3 மாசம் வந்து, நான் மாறி, மாறி எனக்கே ஒரு நெலையில இருக்க முடியல. இந்த மாரி சமநிலப்படுத்துறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வேலையும் சரி, வீட்லலுள்ள பணிகளையும் சரி. ஆ சமநிலப்படுத்துறது பெரிய ஒரு விஷயம். அது அப்டியே பாஸ்ட்டாவே இருந்துச்சு. ஆமா.
ம். ஓ! ம். ஓ! புரியுதுங்க. ம். ம். ம். ஓ! ஆ. ஆமா. ம். ஆமாங்க. ம். <laughs> ரொம்ப கஷ்டம். ம். ஆ. அது உண்மதாங்க. உண்மையாவே கஷ்டம். ஏனா, அதனால தான் இந்த சொல்லுவாங்க இல்லையா? "நம்ம வீட்ல இருந்து வே வேலை பார்க்குறது தான் கஷ்டம்" வெளியில போய் கூட வந்து, நம்ம இப்ப எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம <snorts> வெளிய போய் வேலைய முடிச்சுட்டு, அப்புறம் சாயந்திரம் வந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து, ஒரு பெரிய அந்த ம அழுத்தத்த குடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, வீட்ல இருந்துங்கும்போது, நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் குப்பையா இருக்கம்போது, நம்ம மனசும் கேட்காதா. இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படின்னு செஞ்சு, செஞ்சே நம்மளுடைய மன அழுத்தமும் அதிகமாகயிருக்கும். ப்ரஷர் கூட இருக்கிற மாரி இருக்கும். <snorts>
கண்டிப்பா.